2 பயணங்கள வந்து 2 பயணங்கள நான் சொல்லுவேன்.
என்ன மாரி? ம்ஹ்ம்.
ஆ, முக்கியமா வந்து ஒண்ணு வந்து நாங்க, எங்களோட கல்லூரி நண்பர்கள். ஒருத்தர் வந்து அவர் வந்து ஆக்சுவலா வந்து கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஆனா இங்க தான் எங்களோட தான் படிச்சாரு. தமிழ்நாட்ல தான் வந்து படிச்சாரு. அவர் வந்து அமெரிக்கால இருக்காரு. அவரு வந்து அமெரிக்காலிந்து வந்திருக்காரு. அவருக்கும் வேற ஏதோ வேலை இருந்ததனால்ல எங்களால வந்து அ. மின்ன, அவர வந்து எங்க எடத்துக்கு கூப்புட முடியல. அவரும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்டின்னு சொன்னதனால, நாங்களே வந்து ஒரு எடத்துக்கு வந்து குழுமலாம் அப்டின்ட்டு, கொடைக்கானல் அதுக்கு ஒரு இத போட்டோம்.
ஓ! சரி.
ஒரு கிட்டத்தட்ட, ஒரு 8, 7 8 பேருங்க.
இப்ப, நீங்க பயணிக்கணும் அப்டின்னு நெனைக்கும் போது ஆ, இப்ப பொதுவா குழுவுல வந்து ஒருத்தர் இருப்பாங்க. அவுங்க தான் இந்த தலைமை எடுத்து, இந்த மாரி பயணங்கள் எல்லாம் முடிவு செஞ்சி, எல்லாரோடையும் ஒரு கோஆர்டினேட் பண்ணுவாங்க. <chuckles> அந்த மாரி உங்க குழுவிலயும் ஒருத்தர் இருக்காங்களா?
ஆமாங்க. ஆ, அது ஒரு அல்லக்கை ஒண்ணு இருக்கு, அடிம. அப்டி சொல்றேனேன்னு பாக்கிறீங்களா? அவர் வந்து அவருக்கு தானே பி இதுவே ஜாஸ்தியா இருக்குமே, அஹ, அவர அடிமையா தான் பாப்போம். அந்த மாரி ஆளுகிட்ட தான் நாங்க வந்து இந்த பொறுப்ப குடுக்கிறது.
<chuckles> இல்ல, இல்ல. அவர பத்தி சொல்ல போறீங்கன்னு காத்திருக்கேன் நானு. <chuckles> அடடா! <chuckles>
மெரட்றதுக்கு வசதியா இருக்கும் இல்ல! <laughs>
ஓ <chuckles> உங்களுக்கு வேலையும் செஞ்சு, நீங்க மெரட்டுறதையும் அவர் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும்.
வாங்கவும் வாங்குவாங்க. அதுதான் அதுதாங்க ஒரு சுவாரஸ்யமே, அந்த நட்புல ஒரு சுவாரஸ்யமே அதுதான்.
<chuckles>